இப்ப பாத்தீங்கன்னா, பிற மொழி படமெல்லாம் நம்ம ஊருல வந்து அதிகமா பாக்க ஆரம்பிச்ட்டாங்க. அது வந்து, OTT யோ இல்ல சினிமா தியேட்டர்லையோ, எந்த மாரி விதமா இருந்தாலும் அது அதிகமாயிருச்சுங்க. அத நீங்க ஏத்துகிறீங்களா?
ம். ஆமாங்க. ம். <smacks lips> கண்டிப்பா. ஏன்னா, நம்ம முன்னாடிலாம் வந்து, நம்மளோடய மொழி இல்லைனா நமக்கு தெரிஞ்ச மொழி மட்டுமே தான் பாத்துட்டு இருந்தோம், இல்லைங்களா? ஆனா, இப்ப வந்து மற்ற மாநிலத்தில இருக்கிற படங்கள், நமக்கு பாஷை புரியலனாலும் அ சப்டைட்டில்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்வாங்க, இல்லைங்களா? அது வழியாகவும், இல்லைனா நம்மளோடய மொழியிலேயே வந்து சில OTT பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நம்ம மொழியில் அந்த அ டயலாக்ஸ வந்து மாத்தி தருவாங்க. அதுலேயும் நம்ம வந்து, நெறைய புதுவிதமான படங்கள், அதோட கதைக்களத்தைலாம், நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னு நான் நம்புறேன்.
ஆமாங்க. ஆமா.